எனக்கு பிடித்த கடவுள் வந்து, அம்பாள்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீனாட்சி. அ, முருகன். இவுங்க 2 பேரையும் ரொம்ப புடிக்கும். அதனால என்ன பண்றதுன்னா, அ "சகஸ்ரநாமம், லாலிதா சகஸ்ரநாமம்" படிப்பேன். 5 1 மணி நேரத்துக்குள்ளங்க.
சரி. ம், அருமைங்க. சரிங்க. ஓஹோ, 1 மண் நேரத்துக்குள்ள, 20 நிமிஷத்துக்கு ஒண்ணு ஒண்ணு படிச்சிருவீங்களா?
20 நிமிஷம் லலிதா ஆமா 20 நிமிஷம் வந்து "லலிதா சஹஸ்ர நாமம்" படிப்பேன். ஒரு 5 நிமிஷம் "சிவபுராணம்" படிப்பேன். 5 நிமிஷம் வந்து "இடறும் தளிரும்னு" அது படிப்பேன். அப்புறம் ஒரு 20 நிமிஷம் வந்து "வேல்மாறல்" படிப்பேன்.
சரிங்க. ம். சரிங்க. ஓஹோ
ஆமா 20 நிமிஷம் "வேல்மாரள்" படிப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குட்டி தியானம். ஒரு மூச்சு பயிற்சி. அதோடு, 5 மணியோட முடிச்சிருவேனுங்க. அதுதெல்லாம் ஆமாங்க.
ம். ம். ஆஹா அருமைங்க. அதாவது காலையில உங்க அ காலை வேலைகள ஆரம்பிக்கறக்கு முன்னாடியே ரொம்ப அழகா வந்து அ 1 மண் நேரத்தில என்னன்ல்லாம் பண்ணுவோம்ன்னு, அவ்வளோ தெளிவா சொல்றீங்க. அ இத வந்து நீங்க எல்லா நாளும் கடைபிடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க?
ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் ஆமா. இப்போ வரையும் அத கடைப்புடிச்சிட்டு தான் போறேன். ஏன்னா அது வந்து என்னோட மூச்சு மாரி, பழகிடுச்சு. ஆமா அது என்ன சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு டெய்லியும் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுல ஒரு ஒரு வகை சாப்பாடு மாரி, இது ஒரு வகை சாப்பாடு மாரி. எனக்கு அது இல்லைனா ஆமா எனக்கு அது அது அந்த மாரி அது இல்லாம இருந்துச்சுன்னா, அன்னைக்கு 1 நாள் பொழுது நான் கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்
அருமைங்க. <laughs> அருமைங்க. புரியுதுங்க, புரியுது. இன்னொரு கேள்வி கேக்கலான்னு இருக்கு. அ எல்லா நாட்களும் அத வந்து, பெண்கள்னால கடைபிடிக்க முடியாதுங்கள்ல! அப்ப என்ன பண்ணுவீங்க?
ஆ. இல்ல, எனக்கு அந்த சிரமம் இருக்காது. எனக்கு வந்து அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆ நீங்க கேக்க, அந்த நீங்க சொல்றது அந்த இது புரியுது. அதுனால <chuckles> ஆமா, ஆமா.
ஓஹோ! அடடா! சரி, சரிங்க. <chuckles> அதனால தான் கேட்டேன்ங்க. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப பக்தியா இருக்கறம்போது, எ அந்த அந்த நாட்கள்ல என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு 3, 4 நாள்ல, அ நமக்கே வந்து எதும் பண்ண முடியாதுங்கும் போது, மனசு அப்டியா வலிக்கும். அ அதனால தான் கேட்டேங்க.
ஆமா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. எனக்கு என்னன்னாங்க, இது இது வந்து இப்பதான் ஒரு 6-7 வருஷமா தான். அதுக்கு முன்னாலேயும் அந்த மாரி தான் நான் போயிட்டுருப்பேன். அந்த அந்த 4 நாள் மட்டும் பாத்தீங்கன்னா, நான் எதுமே தொட மாட்டேன். நான் எதுமே பண்ண மாட்டேன். ஆனா எங்க குரு சொல்லியிருக்காங்க. அ "பூஜ ரூம் உள்ளுக்க தான் நொழையக்கூடாது. வெளில உக்காந்து ஸ்லோகம் படிக்கலாம்" அப்டின்னு சொல்றதுனால, அந்த "சகஸ்வர நாமத்தோடயே" நான் எப்பவுமே வாழ்வேங்க. அது வந்து வெளியில வச்சு, வெளியில ஒரு புக் வச்சிருப்பேன். இந்த சாமி ரூமுக்குள்ள ஒண்ணு யூஸ் பண்றதுக்கு, வெளியில ஒண்ணு வச்சு, அந்த வெளியில இருக்கும்போது, அந்த 4 நாள் வந்து நான் பாட்டுக்கு, நான் "லலிதா சாஸனமா" படிச்சுட்த்துருப்பேன். ஏனா ஆமா.
செரி, செரிங்க. ஆஹா! அருமைங்க. ஆஹா, ஓ அப்போ சரிங்க. செரிங்க. ம். ஆஹ சரி, சரிங்க. அ நன்றிங்க, இந்த தகவலுக்கு. <chuckles>
ஆ ஆமாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த 5 மணிலருந்து 6 மணிக்குள்ள போயிட்டு கிச்சன்ல நொழைஞ்சிருவேன்.